நம்மளுடைய உணவ யாருக்காது பகிர்ந்துக்கிறதே நமக்கு ஒரு சந்தோஷம் தான். நம்ம பள்ளிகள்ல நம்ம தோழிகள்கிட்ட பகிர்ந்துக்குவோம். அதுலேயும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சில உணவுகள்லாம் இருக்கும். நம்ம பாரம்பரியமா இது சில உணவுகள நாம செஞ்சிருப்போம், சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பாரம்பரிய உணவ யார்க்கிட்டயாவது கொடுத்த ஞாபகம், அவுங்க அத பத்தி என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. இப்ப பாரம்பரியமான உணவு அப்பிடின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பண்டிகைகளுக்கு செய்வோம். ஒவ்வொரு மதத்திலேயும், ஒவ்வொரு விதமான உணவுகள் செய்வோம். இப்ப நாங்க வந்து கிறிஸ்தவ மதத்தில வந்துட்டு எங்களுக்கு வந்து ஆம் அ நாங்க வந்து இந்த கேக் வந்துட்டு செய்றது வந்து ரொம்ப வழக்கம். இந்த ப்ளம் கேக் செஞ்சு, அந்த கிறிஸ்த அந்த கிறிஸ்மஸ்ல சமயங்கள்ல வந்துட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு வழக்கமா இருக்கும். அதேமாரி எனக்கு வந்து 2 தோழிகள் இருந்தாங்க. அவுங்க 2 பேருமே வெவ்வேற மதம். ஒருத்தவுங்க இஸ்லாமிய மதம், ஒருத்தவங்க வந்துட்டு ஹிந்து மதம் அப்பிடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
ம். அப்பிடியா? ஆ, அ. ஆமா. ம்ஹ்ம். பரவால்லயே! 3 பேரும் ஒண்ணா இருக்கீங்களே!
ஆமா. எம்மதமும் சம்மதம்ன்றமாரி 3 பேரும் ஒன்னா இருப்போம் அப்போ இந்தமாரி பாரம்பரிய உணவு வந்து ஒவ்வொருத்தரோட பண்டிகைக்கு ஏத்த மாதிரி எங்களுக்குள்ள வந்து பரிமாறப்படும்.
ஆஹ! ஆ! பரவால்ல.
அப்படி பகிர்ந்துக்குவோம். இப்போ நிறைய உரையாடல்கள் வந்து எங்களுக்குள்ள பேசுவோம். நீ வந்து பிரியாணி குடுக்கும்போது, இந்த மாதிரி எனக்கு மட்டும் குடுக்காத என் குடும்பத்துக்கும் சேர்த்து குடுக்கணும். <laughs> அந்த மாதிரி அவட்டலாம் வந்து முன்னாடியே பிட்டு போட்டு வச்சிடுறது. நீ அதனால வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா
<laughs> ஆஹ! இப்போ வந்து பிரியாணி எவ்வளோ பெரிய பக்கெட்டில வருதுன்னா! <snorts>
<laughs> ஆமாங்க. பக்கெட் பிரியாணிலா வந்துருச்சுல, இப்போ முன்னாடி எல்லாம் வந்துவிட்டு அவ தூக்குவாளியில கொண்டு வரும்போதே, நாங்க அப்படி சொல்லிருவோம். <chuckles> இப்ப பக்கெட் பிரியாணிலா வந்துருச்சு, அப்படிங்கும் போது நாம இன்னமுமே எக்ஸ்ட்ரா கேட்கலாம். <chuckles>
அ. ஆ ஆ. இல்ல, நாம அந்த மாதிரிலா பண்ணதுனால தான் இப்போ பக்கெட் பிரியாணிங்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு.
<laughs> ஆமா, ஆமா. ஆனா அவ வந்து என்ன பண்ணுவான்னா ம் முன்னாடி வந்து தூக்குவாளியில குடுத்துட்ருந்தாங்க. ஆனா இந்த பள்ளி படிக்கும்போது தூக்குவாளியில குடுத்துட்ருந்தா. அந்த கல்லூரி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவ என்ன பண்ணிட்டா அந்த பாக்ஸ் போட்டு இந்த அவங்க வீட்லேயே அப்படி பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த நம்ம பிரியாணிலாம் பாக்ஸ் போட்டா, எப்படி வந்து ஒரு பாக்ஸ் வாங்குனா, எப்படி குடுப்போம் அந்த மாதிரி வந்து குடுக்க ஆரம்பிச்சிட்டா, 1 1 பாக்ஸ்ன்னு அது எப்படி பத்தும் குடும்பத்துக்கு. <laughs> அப்போ எனக்கு இருக்கிறது 1 ,1 கண்ணே கண்ணுன்னு முஸ்லீம் தோழி ஒண்ணு இருக்க. <chuckles> அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். ஏய் குடுக்கிற மாதிரி இருந்தா, ம்.
ம்ஹ்ம். ஆமா. அட கடவுளே. ஆ. அந்த ருசியெல்லாம் நம்ம செஞ்சா வரவே வராது. அதனால "நீ எப்போ செய்ரியோ கொண்டு வந்து என்கிட்டே கொடுத்துரு பெரிய பாத்திரத்தல."
<chuckles> ஆமாமா. அதுவும் அந்த "ரம்ஜானுக்கும், பக்ரீத்துக்கும் எனக்கு பிரியாணி வரலன்னா அவ்ளதான் பார்த்துக்கோ!" அப்பிடின்ருவேன். அவளுமே வந்துட்டு நான் அங்க இருக்கிற வரைக்கும், வருட வருடம் குடுத்துட்டுருந்தா! இப்ப நான் வந்து அ என்னோட கணவரின் வேலை நிமித்தமா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னை வந்துட்டனால, அங்கே வந்து அவ அது கிடைக்க மாட்டுது. இருந்தாலும், அவ சொல்லுவா! ஏய்! நான் வேணா வந்து நல்ல ஒரு கடையில அ பாய் செய்றமாரி ஒரு பிரியாணி கடைல ஆர்ட்ரு போட்டுவிடவா! உனக்கு அப்பிடினுவா!
ம். அடடா! ஆ. <laughs> ஆ
லைக் அது ஆர்ட்ரு போட்டு சாப்பிடுறது எனக்கு தெரியாதாடி! அது நீ வீட்ல செய்யும்போதும், உங்க அம்மா செய்யும்போதும் அந்த ஒரு கைப்பக்குவம் வந்து ஒரு பாரம்பரியம் வந்து கிடைக்கும்.
ஆ, ஆ. இல்ல. அது குடும்பமா ஒ சேர்ந்து உண்ணுவோம் இல்லயா! அதில ஒரு சுகம் தான் இல்லயா!
அதுவும் இந்த நோம்பு கஞ்சில்லாம் வந்துட்டு அவுங்க வந்து வித்தியாசமா வப்பாங்க பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு அவுங்க அந்த, அந்த சமயத்தில மட்டுந்தான் கிடைக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா,
ம்ஹ்ம். ஆனா, நீங்களா அத சாப்பிடுவீங்களா என்ன?
ஆமா. அது சாப்பிடுறதுனால என்னங்க இருக்கு? <chuckles> சாப்பாட்டுலலாம் வந்துட்டு இது பண்றோங்களா! அப்பிடிலாம் கிடையாது. எல்லாமே எல்லா உணவும் வந்து எல்லாரும் சாப்பிட்லாம். அத பத்தி அதுனால ஒண்ணும் பிரச்சன கிடையாது. இப்போ என்ன பண்ணுவோன்னா, நான்லாம் வந்துட்டு தூக்குவாளி கொண்டுட்டு போவேங்க <chuckles> இந்த நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு அந்த சமயத்தில. அவ வந்து ஒரு 3, 4 தெரு தள்ளியிருப்பா! அவ வீடு. ஆனா, வந்துட்டு அவுங்க அந்த சாயந்திரம் வந்து அந்த 5:00, 6:00 மணிக்கு இந்த தொழுக முடிச்சுட்டு ஆ, ஆமாமா. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நாங்க 2 பேரும், நாங்க 3 பேரும் ஒரே ஆட்டோல தான் போவோம். பள்ளிக்கிலாம். அப்போ சொல்லிட்டு போயிருவா! நாங்க 4:30, 5:00 மணிக்கு வீட்டு வீட்ல வந்து ஆட்டோ இறக்கி விடுது அப்பிடின்னா, "ஏய், இன்னொரு 0:30 நேரம், ஒரு மணி நேரம் தான் டியூஷன் போறதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிடு <chuckles> அப்புறம் வந்து காலியாயிரும்." ஆமா அவ வந்து அப்பிடி சொல்லிருவா! அதனாலேயே நாங்க என்ன பண்ணுவோன்னா, முன்னாடியே போயிருவோம். போயிட்டு <chuckles> நானும், இன்னொரு பொண்ணும் சொன்னேன் பார்த்தீங்களா! அவங்க 2 பேரும் வந்துட்டு, ஒ எல்லாருமே ஒரு, ஒரு 2 தெரு, 2 தெரு வித்தியாசத்தில தான் இருந்தோம். அப்போ நான் வந்து கடைசியா இருப்பேன். அப்ப நான் வந்து ஒரு தூக்குவாளிய தூக்கிட்டு போயிட்டு, அவளையும் கூட்டிட்டு அ அப்ப அந்த இந்த ஒரு வாரம், அந்த 10 நாளைக்கு வந்துட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ரெஃப்ரெஷ்ஷா கிளம்பி போவோங்க ம். அந்த மாதிரி
ஆ, ஆ. பரவால்ல, நீங்க. ஆ. ம். ஆஹா! ஆ. அப்ப தான் குடுப்பாங்க. நோம்பு முடிக்கும்போது தான கொடுப்பாங்களே! ம்ஹ்ம். ஆஹ. ஆ. ம். அப்ப. ஆ, ஏன்னா நமக்கு கிடைக்க போதுல்ல! <chuckles>
ஆமாமா, அந்த மாதிரி உணவு வந்து இந்த பாரம்பரியமான உணவு அவுங்க ஒவ்வொரு பாரம்பரியத்திலயும் ஒவ்வொரு விதமா போகுது.
ம். நீங்க அந்த மாதிரி உங்க வீட்டுலருந்து, என்ன உணவு செஞ்சு, உங்க தோழிகளுக்கு குடுப் குடுத்திருக்கீங்க?
ஆமா, இந்த மாதிரி வந்துட்டு அதான் சொன்னனே, கேக் செய்றது வந்து நாங்க வந்து ப்ர அம்மா வந்து நல்லா செய்வாங்க ப்ளம் கேக்கு. அப்போ அது நல்லா அது வந்து அவுங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. அ எப்ப கேக் செஞ்சாலுமே அவுங்களுக்கு கொண்டுபோயி குடு
ஆமா, கிறிஸ்மஸ் ம், நீங்க எவ்ளோ குடுப்பீங்க? அவுங்க வீட்டுக்கே குடுப்பீங்களா? நீங்க கம்மியா குடுப்பீங்களா?
ஆமா, ஒரு ப்ளம் கேக் வந்து மொத்தமா ஒரு ஒரு ஒரு ஹோல் கேக் தானே செய்வாங்க. அது பீஸ் போடாம அப்டியே குடுத்துருவேன். மத்தவங்களுக்கெல்லாம் பீஸ் போட்டுட்டு, நம்ம இந்த மாரி கவர் பண்ணி குடுப்போம். அ அவுங்களுக்கு குடுக்கும்போது வந்து அப்டியே ஹோல் கேக் குடுத்துர்றது கட் பண்ணாம. <chuckles>
ஆஹம். ஆஹன். அ அப்ப நீங்க நெறையவே குடுப்பீங்க இல்லையா?
அந்த மாதிரி. ஆமாமா, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவோம். அது ரொம்ப நல்லாருக்குங்க, அப்ப அந்த பண்ட பரிமாற்றமே வந்து அதுவும் அந்த உணவுல வந்துட்டு பண்ணம்போது பாத்தீங்கன்னா, <clears throat> அவன் ஸ்கூலுக்கு கொண்டு வரும்போதுமே ஸோ ஒவ்வொன்னுமே வந்துட்டு அ எதாவது வந்து ஸ்பெஷலா செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவுங்க வந்துட்டு, மட்டன் சிக்கன் தான் அதிகமா வந்து நல்லா செய்வாங்க. முஸ்லீம்ஸ்ல.
ம். ஆஹன்,
அதே இது தான் எங்க அம்மாவுமே வந்து
அவுங்க கிட்ட நீங்க போய் கேட்ருக்கீங்களா? எப்படி செய்யணும்? எப்படி எப்படி பண்ணணும்? அந்த ருசி எப்புடி வருது? அப்படின்னு நீங்க போய் கே
ஆ, அது வந்து அதுக்கு எனக்கு இன்னொரு அனுபவமும் இருக்குங்க. என்னான்னு கேட்டா நான் வந்துட்டு, திருமணமாகி கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு ஊர்ல இருந்தேன். அப்போ வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுல வந்து முஸ்லீம். அவுங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அ ரொம்ப நல்லா பழகுவாங்கங்க. பயங்கரமா நல்லா பழகுவாங்க, அவுங்க வந்துட்டு, அந்த பிரியாணி செய்ற முறையவே எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க அப்போ
ஆஹம். அடடா! ம். ம். பரவால்லையே கத்துக்கிட்டீங்களா?
ஆமா, கத்துக்கிட்டேன் அங்க. அவுங்க அவுங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரிஞ்சி எலையே போட மாட்றாங்கங்க அவுங்க. பிரிஞ்சி எலை போடாம அந்த எலைன்னு சொல்லீட்டு பிரியாணி எலைன்னு சொல்லீட்டு ஒரு செடி வச்சிருக்காங்க, சின்ன செடி. அந்த செடி வீட்லயே வளக்குறாங்க. அதில இருந்துட்டு இந்த பிரஷ்‌ஷா அந்த எலைய, ஒரு ஒரே ஒரு எலைய கொஞ்சோண்டு தான் நம்ம ஒரு விரல் இனுக்கு தான், அவ்வள தான் அத வெட்டிப் போடுறாங்க, அது அவ்ளோ மனமா அவ்ளோ ருசியா! இருக்குங்க.
அஹான், ஆமா. ஆஹாம். இப்ப நீங்களும் வளக்குறீங்களா?
இல்லங்க. அது நான் வளக்கலை. நான் வேற ஏரியா அதான் சொன்னேனே, அங்கேருந்து இங்க ஊர் மாறி வந்ததுலேருந்து நான் ஒண்ணுமே பண்ண முடில. ஆனா இப்பயும் அங்க நான் போனேன், அ எங்க அம்மாச்சி ஊர்லாம் அங்க தான் இருக்கு. அம்மாச்சி ஊர் தான் அது. அங்க போய்ட்டேன்னா அவங்க வீட்டுக்கு போகாம வரமாட்டேன். இத்தனைக்கும் அவங்க சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. சும்மா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க தான். ஆனா, அவ்ளோ வந்து இந்த உணவு பரிமாற்றம் வந்து எங்களுக்குள்ள நிறைய நடக்கும் அவங்களும் ஒரு என்
ஆ, அ. ஆ. ஆ. அப்ப நீங்க வந்து அவங்க செய்யும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ருசி எப்டி இருந்துச்சு? அந்த பிரியாணில, வாசம்லாம் நல்லாருக்கும்னுலாம் சொல்லுவாங்கல்ல.
ஆமாங்க. நான் நானுமே அ பிரியாணி செய்ய முயற்சித்துக்கும்போது, நீ நான் என்ன தப்பு பண்றேங்கிறத அவங்க சொன்னாங்க. அந்த டேஸ்ட்ட வச்சே சொன்னாங்க. நான் என்ன பண்ட்டேன்னா ஒரு தடவை, கருவேப்பிலைய வந்து தெரியாம, கொத்தமல்லியோட சேத்து கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அப்போ அந்த டேஸ்ட்டே வந்து மாறிருச்சு. ஆமா கருவேப்பிலை போடக்கூடாதாம்மா. அவங்க சொன்னாங்க, அ "நீ வந்து கருவேப்பிலைய இந்த சிக்கனோ, மட்டனோ, செய்யும்போது இந்த கருவேப்பிலைய வந்து தவிர்த்துரு. இந்த மாரி கூட்டு, தொக்குக்கலாம் ஓகே. பிரியாணியில போடும்போது வந்து, அந்த மொத்த டேஸ்ட்டையும் கெடுத்து வுட்ரும் அந்த கருவேப்பிலை." அப்டிங்கன்னு அப்டின்னு சொன்னாங்க.
ஆ. போடக்கூடாதா? ம்ஹ்ம். ம், ம். போடணுமா, போடக்கூடாதா கருவேப்பிலை?
போடக்கூடாது. கருவேப்பிலை போடக்கூடாதாம் பிரியாணிக்கு.
அப்டியா!
ஆமாமா. அது தெரியாம போட்டுருக்கேன். அது கொத்தமல்லியோட சேர்த்து போட்டுட்டேன் வைங்களேன், எப்பயும் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கருவேப்பில, கொத்தமல்லி சேர்த்து போடுவோம்ல. அந்த மாதிரி போட்டுட்டேன். அப்ப வந்து அவுங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த பிரியாணிய. அ ஒரு ஞாயிற்றுக்கிழம வந்துட்டு செய்யும்போது அவுங்களுக்கு குடுத்தேன். அப்ப அவுங்க சொன்னாங்க,
ஆஹ. ம். நானும் செஞ்சிருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுத்த ரெசிப்பி தான்.
அப்டிங்களா! ஆமா, அது வந்து
நீங்க இலல்ல நீங்க சொல்றீங்கல்ல. அப்டின்னு கொண்டு போய், போய் கொடுத்தீங்களா?
ஆமாமா. கொண்டுபோய் குடுத்தேன். ஆமா. அ நான் போய் குடுக்கும்போது அவுங்க சொன்னாங்க, அ சாப்டு பாத்துட்டு "ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஆனா, வந்து நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. இந்த கருவேப்பிலைய மட்டும் போடக்கூடாது. இந்தமாரி பிரியாணி விஷயத்துல வந்துட்டு, இந்த இலைகள் போடுறது ரொம்ப பார்த்து போடணும். அந்த கருவேப்பில அப்டிங்கறது வந்து ரொம்ப வாசமான ஒரு இலைன்றதுனால, அது வந்து ரொம்ப வந்து பிரியாணியோட டேஸ்ட்ட கெடுத்துரும்." அப்டின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுலேருந்து இந்த கருவேப்பிலைய வந்து பிரியாணியில போட்றத வந்து ரொம்ப தவிர்த்துட்டேன். தவிர்த்துட்டேன்னா, முற்றிலுமே தவிர்த்துட்டேன். இப்போ வந்து அந்த உணவு நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி வந்து செய்யும்போது, அதுவும் அவுங்க செய்றது பாத்தீங்கன்னா,
அ. அ. ம், ம். ம். ஆஹ. இப்ப என்னைக்லாம் செய்றீங்களோ அவுங்க ஞாபகம் வரும் இல்லையா?
கண்டிப்பாங்க. ஏன் கேட்டா, அவங்க வார வாரம் கொடுப்பாங்கங்க. சலிக்காம குடுப்பாங்க. நம்ம இந்த பக்ரீத், ரம்ஜான் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். அவுங்க வார வாரம் குடுப்பாங்க. ஏன் கேட்டா, அப்போ வந்து நான் மட்டும் தான் இருப்பேனா, என் கணவரும் வந்து காலையில வேலைக்கு போனாருன்னா, நைட்‌டு தான் வருவாரு. அப்போ ஃபுல்லாவே அவுங்கக்கூட தான் நேரம் செலவிட்றமாரி இருக்கும் நானு. அவுக அவுங்களும் வந்து என் கூடயே தான் இருப்பாங்க. நானும் அவுங்க கூடயே தான் இருப்பன்னா! ஆ அவுங்க வீட்லேயும் 2 குழந்தைங்க இருந்தாங்க. படிச்சுட்ருந்தாங்க. அ ஒரு பொண்ணு 10த் படிச்சுட்ருந்தா, அந்த பையன் வந்து அ 8த் என்னம்மோ, சின்ன பையன். அவன் படிச்சுட்ருந்தான். அப்போது எல்லாருமே ஒரு குடும்பமா ஆயிட்டோங்க. அப்போ ரொம்ப வந்துட்டு சாப்டாங்க.
அவுங்க எப்டி சொல்லிக் குடுத்தாங்க? ம். <chuckles> அஹ. ஆஹா. ம். அ. இப்ப இப்ப வந்து நிறைய நீங்க மாறிட்டீங்க. முன்னாடி இருந்தது நீங்க சொல்றீங்க. இப்ப நவீனத்துக்கு வேற எங்கே எங்கேயாவது நம்ம போயிட்றோம். இப்ப அந்த பாரம்பரிய உணவ நம்ம எப்டி பாக்குறோம். நமக்கு அதெல்லாம் கிடைக்குதா? அத பத்தி நினைச்சிட்டு மட்டுந்தான் இருக்கோமா?
கண்டிப்பாங்க அந்த பாரம்பரிய உணவு வந்து நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம், இந்த முஸ்லீம் பிரியாணிங்கிறதே, வந்து நான் வந்து மறந்துட்டேன்னு சொல்லலாங்க, அந்த வீட்டுக்கப்புறம்
இந்த கடையிலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க இல்லையா?
எனக்கு அந்த அளவுக்கு, அவங்க செய்ற ஒரு பக்குவம் வர மாட்டேங்குதுன்னு தாங்க தோணுது. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டாலுமே, அவங்க ஒரு டேஸ்ட்டுல செய்வாங்க பாருங்களேன். அந்த இது எனக்கு வரல கிடைக்கவே இல்ல, எங்கயுமே கிடைக்கல. <chuckles> அவங்க வீட்டுக்கு போனா தான் அது கிடைக்கும். அப்படின்ற மாரி இருக்கும். அப்பதான் வந்து நான் ரொம்ப கேப்பேன் அ நான் கேட்டு அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டதே. அப்போதான் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த செடி வந்து வளர்ப்போம். நாங்க எல்லார் வீட்லயுமே இஸ்லாமிய வீட்டுல மோ அதிகமா அந்த செடி வந்து, சின்ன செடியாவாவது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த இலைய வந்து பிச்சு போடுவோம். அதுல தான் வந்துட்டு அந்த வாடையும் சரி, இதுவும் சரி அந்த பிரியாணி மசாலா அவங்க அரைக்கிறது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறாங்கங்க.
ம். ம்ஹ்ம். மிஸ் ஆகுதுல்ல. <chuckles> அதான் உங்களுக்கு ம். அவங்களே ரெடி பண்ணுவாங்க, அப்படிதான் இல்லயா?
ஆமாமா. அது ஒண்ணு அது ஒண்ணு. அது 2டும் தான் வந்து முக்கியமான விஷயம். அந்த, அந்த பாரம்பரிய அவங்களோட அந்த பாரம்பரிய பிரியாணிக்கு முக்கியமான விஷயம்னா, அது 2 தான். அதுல இந்த மசாலா அரைக்கிற அந்த ஸ்மெல் வந்துருங்க.
இப்போ நம்ம வீட்லல்லாம் நெறைய நம்ம நிறைய பேருக்கு உரம் உணவு தயார் பண்ணும்போது எல்லோருக்கும் அந்த உணவு போய் சேருதா? எல்லாருக்கும் பத்துமா? அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொண்ணு வந்து பரிமாறும்போது நெறைய பிரச்சனைகள்லாம் வரும். எனக்கு நெறைய இருக்கு. உனக்கு நெறைய வச்சுட்டு அவங்கள கவனிச்சிட்ட, இவங்கள கவனிச்சிட்ட, அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள். இதெல்லாம் நீங்க பார்த்ததுண்டா?
இல்லங்க, அப்படின்றதை விட வந்துட்டு இந்த உணவு பரிமாற்றம் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா, விசேஷங்கள்ல தாங்க இந்த பிரச்சனை நா நா நானு அனுபவிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கொழந்தைக்கு வந்து ஒரு மொட்டை போடுற அந்த பங்ஷன் வந்து வச்சோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அ பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே வருவாங்கல்ல ஒரு சிலரு! அதுல முக்கியமா என் நாத்தனாரோட வீட்டுக்கார். அவரு தான் அங்க எப்பயும் பிரச்சனை பண்ணுவாரு. அவர் -கல் கல்யாணத்துக்கும் பிரச்சனை பண்ணார். அதே மாதிரி ஆ இந்த ஃபங்ஷனுக்கும் பிரச்சனை பண்ண வந்துட்டாரு. <chuckles> எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாரு. அவரு ஒரு சாப் ஏதாவது ஒண்ணுல பிரச்சனை பண்ணுவாரு. அது வந்து இந்த இடத்துல சாப்பாட்டில வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் கெடா வெட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அ கறி வந்துட்டு அவர் ஒண்ணு சீக்கிரம் வந்துருக்கணும் இல்லயா? வந்துட்டு போய்ட்டாரு. அ மொட்டை போடுறதை பார்த்துட்டு போய்ட்டாரு. அப்புறம் கரெக்ட்‌டா சாப்பாடு நேரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த கறி காலியாயிடுச்சு.
ஆ. அதான், அதான், அதான். <chuckles> அம். ம். எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுவாரு. ம். ஆ, ஆ. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய உணவ எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பரிமாறுவீங்களா? ஏன்னா அவங்கள சமாளிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
ஆமாங்க! ஏன்னா வந்து கல்யாணத்திலயே பட்டுட்டோம் பாருங்க <chuckles> அதனாலயே வந்துட்டு, அந்த மொட்டை போடுறப்போ எடுத்து வச்சிட்டோம் தனியா. அவிங்கெ குடும்பத்துக்கே தனியா எடுத்து வச்சிட்டோம். ஏன்னு கேட்டா அவங்க ஊர் வேற. அ அங்க இருக்கறதுனால அவங்க கண்டிப்பா வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்கன்றதும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நாங்க எடுத்து வச்சு முதல்லயே வந்து "இந்தாங்கடா, தனியா வச்சுருங்கடா மொத! அவிங்கள மொத கவனிச்சிருங்க கவனிச்சு விட்ருங்கடா!" அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிட்டோம்.
ம். அஹம். ஆ. ஆ. எ சண்டைய நம்ம வந்து தப்பிக்கணுன்னா நாம முதல்ல என்ன பண்ணனும் அப்பிடிங்கறத முதலே முடிவு பண்ணிட்டீங்க இல்லயா!
<sighs> கண்டிப்பா, கண்டிப்பா <chuckles>
எதா ஒரு வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய உணவுகள் இருக்கும்போதே, எல்லாரும் அவுங்க எதிர்பார்ப்பாங்க, அதுதான் இந்த சண்டைக்குப் பெரிய காரணம்னு நானா நினைச்சதுண்டு. இங்க போனா இது கிடைக்கும். அப்பிடிங்கிறமாரி.
நிச்சயமாங்க. அது வந்து எதிர்பார்ப்பு தான் வந்து அது ஒரு பிரச்சனைய உண்டாக்கும். அந்த எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுகுட்டோம் அப்பிடினா வைங்களேன்! அத நம்ம செஞ்சு முதலே பூர்த்தி செஞ்சுட்டோன்னா அந்த த சண்டைய தவிர்த்துர்லாம்.
ம். ஆ நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. பாரம்பரிய உணவுலே என்னுடைய தோழி வந்து இந்த மதத்த சேர்ந்தவங்க. அவுங்க வீட்டு பிரியாணின்னா என்னால மறக்கவே முடியாது. கொஞ்சமா குடுத்தம்போது நான் போய் அவுங்க வீட்ல கேட்டே வாங்கிட்டு பெருசா கொடுங்க அப்பிடின்னு கேட்டு வாங்கிச் சாப்ட்டதா இருக்கட்டும். இன்னும் பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க வந்து இந்த மாரி செஞ்சு குடுத்தாங்க, அவுங்ககிட்ட இருந்து நான் அது எப்பிடி செய்யணும்ன்ற ரெசிபிய கத்துட்டு நான் செஞ்சு பார்த்தேன். நான் செய்த தவறு அவுங்க சுட்டிக்காட்டும் போது தான் தெரிஞ்சது, இன்னவரைக்கும் நான் பிரியாணி செய்யும்போது எனக்கு அவுங்க ஞாபகம் வருது அப்பிடின்னும். த இந்த மாதிரி பாரம்பரிய உணவ சமைக்கும்போது எல்லாருக்கும் பரிமாறும்போது வர சண்டையினை எப்பிடி சமாளிக்கணுனு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி.